கண்டிப்பா. அந்த கொ கொய்யாக்காய் நான் சொல்லணுன'னு நினைக்கிறேன். நாங்க ஒரு இடத்துல ஒரு கொயக்கா வாங்குனோம். அது ஃபுல் எல்லாமே ஹைபிரெட் கொயக்கா தான். அதப் பார்த்தீங்கன்னா அது கொ பார்க்க மேல கொயக்கா மாரி இருக்கு. ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா முழுக்க, முழுக்க பேரிக்கா அப்பிடின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது. சாப்பிடும்போது. அதுக்குள்ள அந்த விதைகளே இல்ல. பாதி விதைகள் இல்ல. கொயக்கான்னா தெரியும்ல நம்மளுக்கு எவ்வளவு விதைகள் நடுவுல, அவ்வளவு இருக்கும் கொயக்கால விதைகள். அது ரொம்ப காயா இருக்கும்போது நல்லா இருக்கும். அது பழுத்தபோது கூட நம்ம அது சாப்பிடும்போது அவ்வளவா <tsk> அது பெருசா தெரியாது. ஆனா காயா இருக்கும்போது நல்லாவே அந்த விதைகள் எல்லாமே நம்மளுக்கு கடி, ரொம்ப கடிபட்றமாரி இருக்கும். அப்பிடி இருக்கும்போது அந்தக் கொ நாங்க சாப்பிட்டிருந்த கொயக்காவுல வந்து எதுவுமே இல்ல.
ம்ஹ்ம். ஓ! ஆமா. ஆமா.
நாங்க அவுங்கள்ட்ட போய் கேட்கிறோம் "இது கொயக்கா தானா?" அப்பிடின்னு சொல்லிக் கேட்கிறோம். அவுங்க வந்து "கொயக்கா தான்" அப்பிடின்ற மாரி சொல்லிடாங்க அது வியாபாரி சொல்றாங்க, "எங்களுக்குமே தெரியாது. நாங்க வந்து பார்த்து எடுக்கிறது மட்டும்தான் எங்களோட வேல. கொயக்கான்னு எங்கட்ட விற்பாங்க. நாங்களும் உங்கள மாதிரிதான் எடுப்போம். நாங்க சாப்பிட்டு பார்க்கல. நீங்கச் சாப்பிட்டு பார்த்து சொல்லும்போதே எங்களுக்கே அது தெரியுது. நாங்க அவங்களுக்குக் கொடுத்தோம் ஒன்னு. 1 ஃபீஸ் கொண்டு போய் கொடுத்தோம். இதச் சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு கொ பேரிக்காவான்னு சொல்லுங்க அப்பிடின்றமாரி கேட்கும்போது அவுங்க சொன்னாங்க. அது வந்து கால தாமதம் ஆயிட்ட பிறகு, என்னடா! க முன்னாடியே நம்மளுக்கு தேவை இருக்கும்போதோ! அத வந்து இப்படி வளர்க்கும்போது, ரொம்ப <tsk> மருந்து வச்சு வளர்க்கிறான்றதுனால, அது வேறயோட தன்மையே மாறிடுது அப்பிடின்ற மாரி, அத அந்த மாதிரி சொன்னாங்க.
<laughs> ஆமா, அ. ஓ! <laughs> ஓ, இல்ல அது நானும் ப-படிச்சேன். வெளிநாடுகள்ல இருந்து இப்போ சில வெரைட்டிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொய்யா பழத்த பொறுத்தவரைக்கும், அது பார்க்க சைஸூம் பெருசா இருக்கு. உள்ள விதைகள் வந்து கம்மியா இருக்கு. அது வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட வகைகள். அப்போ அதெல்லாம் வந்து இங்கயும் இப்ப விளையிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எங்க ஊர் பக்கமே பார்த்தீங்கன்னா, மின்னெல்லாம் அவ்வளவா 'கொக்கோ' மரங்கள் எல்லாம் பார்க்க முடியாது. இப்ப எங்க பார்த்தாலும் கொக்கோ மரங்களா இருக்கு. அ காய்களும், பழங்களும் புதிய வெரைட்டி வந்து நிறைய வந்து முயற்சி செய்றாங்க. ஏன்னா அவுங்களுக்கும் வந்து அது அந்தக் கன்று எல்லாம் வந்து விலை கம்மியா கிடைக்குது. அப்ப அந்த மாதிரி வாங்குனா அதிக வந்து அவுங்களுக்கு லாபம் பெறலாம்ன்னு விவசாயிகளும் இந்த மாரி விஷயங்கள வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓ சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஓ! சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. சரி. நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. அ, அ, பல கால் வ காய் வகைகள்லாம் பருவத்துக்கேத்தமாரி எப்பிடி மாற்றம் வருது, அ மாம்பழம் அத என்ன பண்ணுவாங்க, நீங்கப் பார்த்தத வச்சு, நீங்க அழகா எனக்குச் சொல்லிப் புரிய வச்சீங்க. கொய்யக்காவ ஒரு இது சொன்னாலுமே நீங்க அதுக்கான விளக்கத்த நீங்க ரொம்பவே அழகா உங்களுக்குத் தெரிஞ்சத சொல்லி எனக்கு ரொம்பவே அது உதவியா இருந்துச்சு. உங்கட்ட பேசறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றி.
உங்களோட பேசுனதுல எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி.